ஆமா. அது வந்து இப்போ ஒரு எல்லா விஷயத்துலயும் ஒரு ஆச்சரியமோ ஒரு சப்ரைஸ் ஃபேக்ட்டரே வந்து இல்லாம போயிடுது இல்லீங்களா? இந்த சமூக அதுவும் முக்கியமா உறவுகளுக்ககிடையே. இப்போ அம் சிலர் வந்து அவங்களுக்கு புடிச்ச நடிகர்களப் பத்தியோ, நடிகைகள பத்தியோ சமூக ஊடகங்களப் பாத்துத் தெரிஞ்சுக்குவாங்க. இந்தப் படம் நடிக்கப் போறாங்க. இந்த ஊருக்கு அது வந்து நமக்கு இல்லன்னாலும் தெரியும். ஆமா. அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காகப் பண்ணலாம். ஆனா உறவினர்களுக்கிடையே நம்ப வந்து சமூக ஊடகங்கள்ல உக்காந்து, அவுங்க வாழ்க்கைல என்ன நடக்குது? நம்ப வாழ்க்கைல என்ன நடக்குதுன்னு சொல்றனால, அந்த உறவு வந்து பாதிக்குதுதான் நான் நெனைக்கிறேன்.
ம். ம். கண்டிப்பா, கண்டிப் ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. அ. பொதுவான விஷயம். ஆமா. ஆமா. கண்டிப்பா. ம். ஓகே. அப்ப உங்ளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? உங்க உங்க வாழ்க்கையில?
அ நா வந்து சமூக ஊடகங்கள்ல இல்ல. ஆக்டிவ்வா இல்ல. ஆனா, வந்து சில நேரங்கள்ல என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் யாராவது வந்து யார் மேலயும் ஒரு வருத்தம் இருக்குன்னா, அந்த வருத்தத்த நேர்ல போய் பேசாம, ஒரு பெரிய ஒரு அ மெசேஜ் வந்து அ எழுதி இருப்பாங்க. ஆமா. அது வந்து கொஞ்சம் <tsk> சின்னப்பிள்ளத்தனமா இருக்கும். சில நேரங்கள்ல நா வந்து அ கால் பண்ணி பேசுவேன். ஏன் இப்டில்லாம் பண்றீங்க? அ இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காவே ஒரு விஷயம் நடந்தது. என்னோட கொஞ்சம் தூரத்து உறவு உறவினர் தான். அவங்களோட அத்தை மேல அவங்களுக்கு பயங்கர கோபம். அவுங்க மாமியாருக்கு வந்து அவுங்க வந்து அந்த செயலிலே இல்ல. இருந்தாலும் அந்த விஷயத்தப் பத்தி ஆமா. அந்த விஷயத்தப் பத்தியும், அது ஏன் நடந்தது? அதுல அவங்களுக்கு என்னென்ன வருத்தம்ன்னு ஒரு பக்க அளவுக்கு எழுதி அவுங்க போட்டுருந்தாங்க. அதப் படி
ஓ. <laughs> அ. ஆ. இப்ப போட்டுருக்கிறாங்க ஆமா. <laughs> ஆமா. கண்டிப்பா. ஆஹா. <laughs> ஓஹோ. ம். சரி. ஓஹோ. ஓ. இது பகிர்ந்த்துட்டாங்களா? அ. ஓஹோ! அ. அ ஆனா, அதனால வந்து ம் <tsk> அ என்ன சொல்றது? அவங்க மாமியாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உ உபயோகமும் இல்ல, இல்லீங்களா?
ஆமா. அந்தப் பிரச்சனைக்கான தீர்வு அது கிடையாது. அ முதல்ல அவங்க அதப் படிக்கப்போறதே இல்ல. அப்படிங்கும்போது, நா அதக் கேட்டேன். ஏ இது ஏன் இப்படி பண்றீங்கன்னா, இல்ல அது இந்த மாரி ஊடகங்கள்ல போடும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னாங்க. எனக்கு அதிர்ச்சியாயிருச்சு. <laughs>
கண்டிப்பா. அ. ஆமா. ம். ம். ம். <laughs> ஓஹோஹோ!